நிச்சயமாங்க. "அவுங்களுக்கு இல்லாத கஷ்டமா உனக்கு வந்துச்சு? அவங்களுக்கு இல்லாத பாரமா?"
ஆ. இப்ப நீங்க கேக்குறீங்க பாருங்க, ஆமா உண்மையிலயே நீங்க மனசு கிட்ட நீங்க கேக்கும்போது, நம்ம மனசு என்ன சொல்லும் தெரியுமா? "ஐயோ! இவள ஒண்ணுமே பண்ண முடியாது போல, உடம்பளவில ஸ்ட்ராங்கா சிலம்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, மனசு மன அழுத்தத்த குடுத்தா நம்மகிட்டயே வந்து இவ்வளோ, நம்மளயே ப்ரஷர் ஆக்கி குடுக்குறாளே!" அப்படின்னு சொல்லிட்டு, எதுவுமே உங்கள அண்டவே அண்டாதுங்க. உண்மையிலயே ரொம்ப ஒரு தைரியமான ஒரு பெண் நீங்க, உண்மையிலயே. அ எவ்வளோ விஷயத்தையும் பாத்து, ம் இவ்வளோ விஷயத்தையும் பாத்து, உங்க மனசில வந்து, அவ்வளோ ஒரு மன அழுத்தம் வராத அளவுக்கு என்ன பண்ணணுமோ பண்றீங்க. பரவாயில்ல. வேற என்னெல்லாம் ம்.
ஆமா. ம். ம். கண்டிப்பா. நிச்சயமாங்க. நிச்சயமா. அது வந்து, நான் வந்து எனக்கு மட்டும் இல்ல, என்ன எனக்கு என்னோட ஃப்ரெண்டு கூட கவலையா இருந்தா கூட நான் சொல்வேன். "இது போல விஷயம் தான்" மத்தவங்களோட வாழ்க்கைய வச்சியும், நம்ப பாக்குற ஒரு, அ நம்ப வாழ்க்கையிலயே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அம்மா அப்பா தான் பெரிய உதாரணமே! அவுங்கள வச்சே நான் சொல்லி காமிப்பேன்.
ஆ, ஆமா. அவுங்க தான் நம்ம ஆமா. அம்மாவே ரோல் மாடலா இருப்பாங்க சில விஷயங்கள்ல.
இந்த ஆமா, இந்த பசங்கள்லாம் வந்து இப்போ காலகட்டத்தில, காதல்ன்ட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது, அவுங்க வந்து பாத்தீங்கன்னா, "இது போலலாம் நடந்தது, அது போலலாம் நடந்தது" மூஞ்சை தூக்கி வச்சிட்டு, அழுதுக்கிட்டு, கைய கால கிழிச்சிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம், எனக்கு செம கோவம் வரும். உண்மையா வந்து, உன்னுடைய அம்மா அப்பா இதுக்கா வந்து பெத்து உன்ன இது பண்ணி வச்சுருக்காங்க? நீ வந்து, அது "அவன் பேசல இவுங்க பேசல அப்டின்ட்டு மன அழுத்தத்தில ஏற்பட்டு, உன்னை நீயே வந்து சாவுரத்து சாவுற அளவுக்கு நீ போற அளவுக்கு அவுங்க என்னா அந்த அளவுக்கு ஒர்த்தா? ஏன் உன்ன அம்மா அப்பா வந்து பாத்து பண்ணி வைக்க மாட்டாங்களா?" அப்படின்ட்டு நான் உன்ன,
ஆமா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. அம்மா அப்பாவ விட வேற என்ன விஷயங்க உயர்ந்தது? கண்டிப்பா நீங்க கேட்குறக் கே, உண்மையிலே, அ ஒரு நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப அருமையானது.
ம். நிச்சயமா, நிச்சயமா. ஏன்னா வந்து, பாத்தீங்கன்னா, "உன்ன நேசிக்கிற யாரும், உன்னை காயப்படுத்தனும்ன்னு நெனைக்க மாட்டாங்க. உன்ன வந்து நீ காயப்படுத்தனும்ன்னு நெனைக்கிறாங்க அப்டின்னா, அப்ப அவுங்க உனக்கானவங்க கெடையவே கெடையாது" கெடையாது.
கண்டிப்பா. கெடையாது. கெடையவே கெடையாது. ரொம்ப அருமையா சொன்னீங்கங்க. உண்ம ரொம்ப. பரவாயில்ல அதாவது
நிச்சயமா வந்து, நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் கத்துக்கின ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, என் என் கூட இருக்கிற பசங்களாலும் சரி, அந்த விஷயத்தில போகக்கூடாதுன்ட்டு, நான் எப்பவுமே ஆணிபூர்வமா வந்து பதிவிடுவேன், எல்லா எடத்துலயும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. ம்.

நிச்சயமாங்க, நிச்சயமாக. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, மனம் அழுத்தம் வந்து பார்த்திங்கனா சில சண்டைகளாலும் வரும். ஓவரா வந்து ஒர்க் ப்ரஷரா இருக்கும்போதும் சரி. கல்லூரியில இருக்க சுமையா இருக்கட்டும், அதாவது பார்த்திங்கன்னா, படிப்பு விஷயமா இருக்கட்டும். அது எல்லாமே மொத்தமா வரும்போது, நம்மளால ஏத்துக்க முடியாத சில கட்டாயம்லாம் வரும். என்னடா இது இந்த இதுவலாம் வரும்போது நம்மளுக்கு நம்மள மீறியே வந்து நம்ம ஓகே இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்ட்டு நம்ம எவ்வளோ வந்து பாசிட்டிவா இருக்க ட்ரை பண்ணுவோம். ஆனா முடியாது.
ஆமா. ஆமா. ஆமா, கண்டிப்பா.
அந்த நேரத்தில, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு ஆறுதலோ, ஒரு ஏதோ நம்மளால வெளி சொல்லதுக்கு யாருனா இருக்கணும் அப்படின்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனா தோணும். எனக்கு என்ன ஒரு பயம்ன்னா, நம்ம நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, மன அழுத்தம் ஏற்படும். நம்ம எதனால் ஏற்படும் அப்படின்ட்டு, யார்னா சோகமா இருக்கும்போது, கேட்கும்போது நான் சொல்ல மாட்டேன்
கண்டிப் ம். சரி.
ஏன்னா வந்து பார்த்திங்கனா, அந்த விஷயத்த வந்து யார்னா கிட்ட சொல்லிடுவாங்களோ ஒரு இது இருக்கு. எப்படி சொல்றதுனா வந்து பார்த்திங்கனா, ஏதோ ஒரு போக்குல அ இவளுக்கு இதுதான் பிரச்சனையான்டி, இதெல்லாம் ஒரு மேட்டரா இப்போ வந்து இவ சோகமா உட்காந்துன்னு இருக்குறா. அப்படியே அவங்க நம்மளுக்கு ஆமா நம்மளுக்கு
ம், ம். அதாவது உங்கள பத்தி நா உங்களை பத்தி வந்து யாராவது வந்து ஒரு டேமேஜ் ஆகிறது உங்களுக்கு புடிக்கல புடிக்காது. ம்.
நிச்சயமா. நிச்சயமா நம்ம ஒரு மெயின்டெயின் பண்ணியிருப்போம் நம்மளோடய நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் அழுது உடை உடைஞ்சு அழகவும் மாட்டேன், யார் முன்னாடியும் சரி.
தெரியுது. நீங்க எப்போ சிலம்பம் கத்துக்கிட்டேன்னு சொல்றீங்களோ, அப்போலேருந்தே தெரியுது உங்களுடைய இது. நீங்க எதுக்கும் அ உடையாத ஆள் அப்படின்ட்டு. கண்டிப்பா.
ஆம். ஆமா, நிச்சயமா வந்து உடைஞ்சு அழுவக்கூடாது, யாரும் முன்னாடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி அழுகக்கூடாது. நம்ம ஒரு முன் உதாரணமா இருக்கணும். என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி, வாழ்க்கை இருக்கிறது ஒரு வாழ்க்கைதான். கஷ்டம், நஷ்டம், இன்பம், துன்பம் எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆமா.
கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. தைரியம் உள்ளவங்க வந்து, ரொம்ப தைரியசாலி வந்து சகாரா பாலைவனத்தில கூட சந்தன மரத்தை நடுவாங்களாம், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆமா நீங்க கண்டிப்பா உண்மையிலே உங்களுடைய தைரியம்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த இந்த காலத்தில சிலம்பம்லாம் ஒரு பெண் வந்து விளையாடுறதுங்கிறது வந்து சாதாரண காரியமே இல்லங்க. அது வந்து ஒரு சின்ன பிள்ளைங்களை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி மாதிரி சொல்லிக் குடுப்பாங்க. அப்புறம் ஒரு 10வது வகுப்பு மார்க், அதுக்கப்புறம் 12வது ம மார்க், அப்புறம் காலே கல்லூரி அந்த மாதிரி போய்ரும். ஆனா இப்போ வரைந்து நீங்க சிலம்பு இப்போ இப்போ வரையும் விளையாடுறீங்களா?
<laughs> ஆஹ. நிச்சயமா. ஆமா.